கண்டிப்பா. எதுவுமே. இப்போ இப்போ குழந்தைங்கன்னாலே வந்துட்டு நெ அ, நெறைய பெற்றோர்கள் வந்து நெறைய பொம்மைகள் வாங்கி குவிச்சிருவாங்க. நெறைய துணிமணிகள் எடுத்து வச்சிருவாங்க இல்ல. ஆனா என் அக்காவும் துணிமணிகள் எடுப்பா. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அவ அவளோட இது என்ன யோசிப்பான்னா, அது பத்தாம போயிரும்னு தான் அவ யோசிச்சிட்டு இருப்ப பத்தாம போ ஒரு ஒரு சைஸ் சேத்தி எடுப்பா. அப்டி இல்லாட்டியும் வந்துட்டு நெறைய நானும் எங்க அக்கா கிட்ட கேப்பேன். அது அது அந்தத் துணி போற வரைக்கும் ஏன் இன்னொரு இன்னொரு 4, 5 செட் நம்ம எடுத்து வைக்கக்லாம் இல்ல நான் கேப்பேன். ஏன்னா பையன்னு வர்றப்போ நம்ம மினிமலிசம்லாம் வந்துட்டு தள்ளிப் போயிரும். வந்துட்டு போயி. ஆனா எங்க அக்கா வந்துட்டு அப்டி வந்துட்டு நீ பழகக் கூடாது. தினமும் புது டிரஸ் போட்டு நீ வந்து அவன வா நீ நீ வந்து அவன வளத்துட்டீன்னா? அப்றம் பெருசாயி வந்துட்டு நான் தான்? ஆமா.
ஆமாங்க. ஆமா. அத் அதே பழக்கம் ஆயிடும். பழகு பழகிப் போயிடும். உண்மதாங்க. உங்க அக்கா கரெக்ட்டா சரியா தான் சொன்னாங்க. எங் எங்கிரி எங்களுக்குலாம் எடுத்தீங்கன்னா அந்தப் புதுசு ஆ அந்த உடையின்றது எப்டி வரும்னா, அந்தத் தீபாவளிக்கு வருங்க. அது எப்டின்னா 2 செட்டு எடுப்பாங்க. ஒரு வந்து ஒண்ணு வந்து தீபாளிக்கி.
வீட்ல வீட்ல தான் இருக்கான். ம்.
இன்னொன்னு வந்து பொங்கலுக்கு. அந்த வருஷம் முழுக்க எல்லா விழாக்களுக்கும் அது தான் நமக்கு. நம்ம கல்யாணத்துக்குப் போறமா அந்த அது ஆனா வந்து சாதாரணமா போடவுடமாட்டாங்கன்னு வச்சுக்குங்களேன். அது அப்டியே புதுசாவே மெயின்டய்ன் ஆயிட்டு இருக்கும்.
அதான். அதான் அக்கா என்ன சொல்லுவான்னா நைட் டிரஸ்னா அது நைட் டிரஸ்னா தான். இப்ப இந்த வாரம் போட்ட நைட் டிரஸ்னா திருப்பியும் அவன் அடுத்த வாரம் போடணும். அது கிழியற வரைக்கும் போடலாம். எங்க அக்காவ பொறுத்தவரைக்கும் அதான். ஆனா கிழிஞ்சிருச்சுன்னா? வேற வாங்கி குடுத்துருவா. அது கிழியற வரைக்கும், அவன் போட்டுட்டு போறான். என்ன ஆயிடுச்சு? பத்தாம போற வரைக்கும் அவன் போட்டுட்டு போறான். ஒரு, 1 மாசத்துக்கு மேல வந்து உன் பையன் ஏதோ புதுச புதுசு தான் போடணும் அப்டின்னு சொல்லி என்ன என்னத் திட்டி விட்டுருவா. நானும் அப்றம் சோகமா.
அது இல்லங்க. அவங்க சொன்னது நியாயமான விஷயம். உண்மையிலேயே சொல்றேன் நானு. உங்களுக்குமே நீங்க வந்து இவ்ளோ இவ்ளோ எல்லாத்துக்கும் நீங்க ஆனா ஒரு பாசத்துல வந்து நீங்க இது பண்றீங்களே தவிர, உங்க மனசுலயும் பாத்தீங்கன்னா அது வந்து விதைச்சு தான் இருக்கு. அது ஒரு வேள அந்த ரத்தத்துல ஊறுனதா என்னன்னு தெரியல. உங்களோட மனதிலயும் அது தான் இருக்கு. அது தான் வந்து நீங்கப் பேசும்போதுலாம் எனக்குத் தெரிஞ்சது. ரொம்ப அழகா வந்து அந்த உங்களோட சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப அழகா நீங்கச் சொன்னீங்க. அதாவது எப்டி எங்க அம்மா வந்து அத வந்து எனக்கு வந்து உள்ள புகுத்துனாங்க. அவங்க கிட்டந்து கத்துக்கிட்டது. அக்கா கிட்டந்து கத்துக்கிட்டது. நீங்க எப்டி க கல்லூரி வாழ்க்கையில அதா வந்து நீங்க அத இம்பிலிமெண்ட் பண்ணுது. எல்லாமே ரொம்ப அழகா பேசுனீங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் அமையட்டும். வாழ்த்துக்கள்ங்க. மீண்டும் ஒரு உரை வாய்ப்பு கிடைத்தால் நல்லா பேசலாம்ங்க.
நான் அதனாலதான் சொல்லிட்டு இருப்பான். சித்தி சித்தி வேலைக்குப் போனதும், நீ பாக்கறதேலாம் வாங்கிக் குடுக்கிறேன்டான்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கேன்.